சரி, சரி. நீங்க அது சிறப்பிக்க சிறப்பிப்பீங்களா? உங்க வீட்ல அந்த பழக்கம் இருந்ததா? ம்.
அ, ஆ, இல்லை அதெல்லாம் கிடையாது. நாங்க வந்து இந்து சமயம் தான். ஏகாதேசிய தான் கொண்டாடுறவங்க. ஆனா வந்து
சரி, சரி. அதா அதனால தான் நான் கேட்டேன். கொஞ்சம் குழப்பம் ஆயிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க.
அ, அதுனால எல்லாரும் என்ன பண்ணோம்ன்னா, பாத்தீங்கன்னா, "இல்ல நம்ம இன்னைக்கு புதுசா வந்து கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நம்ம கண் முழிச்சதுனால, 4:00 மணிக்கு போலாம். வீட்டு கிட்ட இருக்க கிறிஸ்துவ தேவாலயத்துக்குன்னு" எல்லாரும் சேந்து, பிள்ளைங்க எல்லாம் சேந்து போனோம். அது வந்து மறக்க முடியாதது. இதுதான் எங்களுடைய பழைய வீட்டு அனுபவம்னா இத தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம்
ம். சரிங் சரி. சரி ய நல்லா அருமையா இருக்கு. எவ்வளோ வருடம் இருந்தீங்க. அந்த வீட்ல? உங்களுக்கு தெரிந்த
அதில ஒரு நான்கு, ஐந்து வருடம் இருந்தோம். அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க கொசு தொல்லை நிறைய சாக்கடையினால வந்ததுனால, அப்பா என்ன பண்ணாங்க, நமக்குன்னு சொந்தமா வந்து ஒரு வீ வீடு வாங்கியிருக்கேன் நான். ஆனா, அது வந்து ரொம்ப தூரம் அப்போதைக்கு பாத்தீங்கன்னா, அது கிராமம். இப்போ பெரிய நகரமா இருக்கு அது. ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில இருக்கு. நம்ம அங்க மாறி போயிருவோன்னா, அம்மா முடியவே முடியாதுன்ட்டாங்க. அழுதுட்டாங்க. "என்னால இந்த எடத்தை விட்டு அந்த கிராமத்துக்கு வர முடியாது" ம்.
சரி. புரியுது. புரியுது, புரியுது. ம். ஏன்னா, புரியுது. அவுங்க நல்லா ஒரு அதோட ஒரு ஒட்டிருச்சு அவுங்க மனசுல. இந்த இடத்தில தான் எல்லாரும் ஒரு சொந்த பந்தங்கள் மாரி பழகுறது உங்களுக்கே இவ்ளோ வாழ்வில் ஒரு நல்ல மெமரீஸ் இருக்கப்போ, உங்க அம்மாவுக்கு இன்னும் அது ஒரு நல்ல விதமா இருந்திருக்கும். இல்லைங்களா? இந்த இது.
ஆ, ம். ஆ. ஆமா. அ அதுக்கப்புறம் வந்து, இல்லை இல்லை, அதெல்லாம் நோய் "அடிக்கடி நோய் வருது, போய்ருவோம் வாங்க" அப்டின்னு என்று சொல்லிட்டு ஒரு பெரிய லாரி பிடிச்சு சாமானை ஏத்திட்டு எங்க சொந்த வீட்டுக்கு போய்ட்டோம். அது பாத்
ம். சரிங்க. இப்போ நீங்க போறப்போ உங்களுக்கு ரொம்ப அழுகையா வல்லயா? இந்த வீட்டை விட்டு போறது, அந்த மாரி இதில!
ஆ, ஏன்னா வந்து, அந்த வீடு பெருசா இருக்கும்ன்னு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. இதை விட. அந்த சந்தோஷத்தில நான் போயிட்டேன். அ, மு
புரியுது. நீங்க வந்து, எப்பா புதுசா ஒரு வீடு அப்டின்னு போயிட்டீங்க. சரி, சரி சொல்லுங்க. ம்.
<laughs> ஆமா. அது எப்படி இருக்கும்ன்னு பாத்தீங்கன்னா, நெறைய பனங்காடு. பனங்காடுக்கு நடுவுல ஒரு 2, 3 தெரு இருக்கும். அந்த தெருவில, ஒரு தனித்தனி வீடு. பெரிய பெரிய வீடுகளா, தனித்தனியா இருக்கும். அதில ஒரு வீடு தான் எங்க வீடு. பாத்தீங்கன்னா, அங்க அப்ப வந்து ராத்திரி கொசு வந்து பயங்கரமா இருக்கும். ராத்திரி நேரத்துல. ஏன்னா, மரம் செடி. ம்.
சரிங்க. சரி, சரி. ம். இ இ நீங்க இந்த வீட்ல கொசு தொல்லை இருக்குன்னு தான் அங்க போனீங்க. அங்கேயும் கொசு தொல்லை இருக்கு <chuckles> மறுபடியும். ம்.
ஆ. அது நல்ல கொசுங்க இங்க கடிச்ச கொசு வந்து, சாக்கடை கொசு. மலேரியா ஜுரம் வரும். <laughs>
சரி, சரிங்க. புரியுது, புரியுது. இதோட ஆபத்து அதிகம். அங்கு இருக்கிறது காடுகள்ல இருக்க கொசு. இல்லைங்களா?
அந்தது இரு ம், ஆ அங்க வந்து கொசு எப்படிப்பட்ட கொசுன்னா, செடி கொடிகள்னால வர கொசுக்கள். அதனால நாங்க என்ன பண்ணோம் கதவு சாத்திருவோம். 6:00 மணி ஆனா, இருட்டாயிரும். அப்புறம் வந்து இந்த பனங்காடு சுத்தி இருக்துனால, ஜில்லோன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். ஊஊன்னு அதனால எங்களுக்கு, அது எதில வந்து வருமோ ஏதோ ஒரு பூச்சி, பறக்கிற பூச்சி கத்தும் போல இருக்கு. தெரியலை. குயிங்ன்னு ஒரு சவுண்ட் வரும். பயந்துருவோம் நாங்க எல்லாம். அப்போ எல்லாம் குட்டி பசங்களா இருப்போமா? அண்ணா, அம்மா, நானு எல்லாரும் அம்மா கிட்ட வந்து, கடகடன்னு 6:00 மணி இருட்ட ஆரம்பிச்சுச்சுன்னா, கதவெல்லாம் சாத்தி கீத்திட்டு, உள்ளே வந்து பக்கத்தில உக்காந்துகிட்ருவோம்.
ஆ, புரியுது. புரியுது. என்ன? என்ன சவுண்ட் அது? எதிலருந்து வரும்? என்ன மிருகம்கள்? சரி, சரி. ஆமா. புரியுது. சரி. <laughs>